மகிழ்ச்சியும் இருக்கு, பயமும் இருக்கு. "அப்போ இதெல்லாம் குடுக்குறாங்களே, நம்மள என்ன வேல போட்டு வெளு வெளுன்னு வெளுக்க போறாங்க!" அப்டீங்குற ஒரு பயம் இருக்கு, அந்த இதுல. "சரி, ஓகே." அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸோ பணிய சேருறேன். மு அது வந்து இது அ பயிற்சி காலகட்டம், ஒரு 3 மாதம், அந்த இதுல. இது திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழம முடிய போகுது, கூட இருக்கவங்கல்லாம் என்னைய விட ரொம்ப வயதுல குறைவானவங்க. ஆனா, நல்லா பேசுறாங்க, எல்லோரும். ஒரு வித்தியாசம் இல்லாம, தனிர்க்காம, அந்த மாரி ஒரு இது, ஒதுக்கி விடுறது அந்த மாரி பண்ணாம, எல்லாரும் உதவுறாங்க. இதுவே எனக்கு இன்னும் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா கல்லூரியில அப்படி இருக்க மாட்டாங்க. அவுங்க வந்து, அவுங்க வேல ஆனா போதும் அப்டிங்குற மாரி தான் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா, அந்த மாரி இல்ல. அப்புறம்
பயம், ம். ம்ஹம், ம். ம், ம். ம். ம். ம், ம். அதுவே உங்களுக்கு ஒரு வித்தியாசத்த குடுத்திருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி சூழ்நிலையில, உங்களுக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப, ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆசிரியர் வேலையிலேருந்து, இந்த மாரி ஒரு வேலைக்குள்ள வரும்போது, உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி நேரத்துல யாராவது ஒருத்தவங்க உங்க கூட ரொம்பவே உதவியா இருந்தாங்க. அவங்கள மறக்கவே முடியாது. <tsk> என்னோட வேலையெல்லாம் அவங்க வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அந்த மாரி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா?
இல்ல, இல்ல. ம், ம். ம். ம். ஆ. 2 பேர் எங்கிட்ட இருந்தாங்க. அப்படி எனக்கு அதே வந்து, கு குழுவுல வந்து பாத்தீங்க அப்டின்னா, மஞ்சுநாத் மற்றும் வெங்கட் அப்டின்னு 2 பேர் இருந்தாங்க. அவுங்க தான் எனக்கு ஒரு உறுதுணையா இருந்து ய அதாவது நம்ம பேசவ் பழக்கவழக்கங்கள்லாம் வந்து, அந்த கல்லூரிக்கு தகுந்தாப்பிலயே இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம், கொஞ்சமா மாற்றி, எப்படி பண்ணணும், அந்த மாரி இதெல்லாம் சொல்லிக்குடுத்தாங்க. அதனால அவுங்க உதவி இருந்தது. இதுல பெரிய மாற்றம் அப்டின்னா, எ உங்களுக்கு எப்படி அனுபவம்னு தெரியலை, இந்த இதுல. அது முடியும் எனக்கு எல்லா சனிக்கிழமைகலும் ப க கல்லூரியில வேலை இருக்கோ, மாணவர்கள் இல்லையோ, நான் எல்லா சனிக்கிழமையும் போணும் இதுக்கு. ஆனா, இந்த பன்னாட்டு நிறுவனத்தில பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அவுங்க சொல்றாங்க, "2 நாள் லீவு" அப்டின்னு சொல்றாங்க. எனக்கு புரியலை. எனக்கு போய் புரியலை, "என்னாங்க சொல்றீங்க? இவ்ளோ சம்பளம் தர்றாங்க, இதெல்லாம் தராங்க!" அப்டின்னு, ஒரு மாரி பயங்கரமான அதிர்ச்சி அந்த இதுல. அதனால அது ஒரு மகிழ்ச்சியாவும் இருந்தது. பெரிய மாற்றமாவும் இருந்தது அந்த இதுல. இந்த எல்லாம்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம், ம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் உங்களுக்கு! ம். ம். ம்ஹ்ம், ம். ம், ம். இப்போ உங்களுக்கு இந்த மாரி லீவு கொடுத்ததுனால, இப்ப நீங்க கல்லூரியில வேல பாக்கும்போது லீவு கம்மியா இருந்தது. சனிக்கிழமை கூட போகணும் அப்டின்னு சூழ்நிலை. இப்போ இங்க வந்து உங்களுக்கு லீவு நல்லா குடுத்தனால, உங்க குடும்பத்துக்கான நேரங்கள் உங்களுக்கு அதிகமா, செலவிடுற மாதிரி இருக்கும் இல்லையா?
ஆமா, ஆமா. ஆமா, அது குடும்பத்துக்கான நேரங்கள் அதிகமா செலவிடுறது ஒரு விஷயம். நான் வந்து கொஞ்சம் தனித்துவமான, அதாவது சில விஷயங்கள் பண்ணணும்னு யோசிப்பேன். இந்த புத்தகம் படிக்கிறது, எனக்கான ஒரு கலைய வளர்த்துக்கிறது, கதை எழுதுறது, அதற்கான நேரம் முதல் முறையா எனக்கு வாழ்க்கையில கிடைச்சது அந்த இதுல. அதனால அது ஒரு
ம். ம், ம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அது, இன்னும் மகிழ்ச்சி அதிகமா உங்களுக்கு அது குடுத்துருக்கும். ஏன்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலைகள், அது தவிர, உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஹாபீஸ் கூட நீங்க எடுத்து செய்ய முடியும், அந்த நேரத்துக்கு இல்லைங்களா? அந்த மாரி நேரத்துல புத்தகங்கள் படிச்சேன் அப்டின்னு சொன்னதுனால நான் கேட்கிறேன். எந்த மாரி புத்தகங்கள் நீங்க ரொம்ப அதிகமா படிப்பீங்க?
ஆமா. ஆமா, ஆமா.